கண்டிப்பா, கண்டிப்பா, அதிலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில வந்து நமக்கு வேற எந்த விதமான ஒரு நகைச்சுவையா இருக்கட்டும் சரி, நம்ம ரொம்பவே மனதளவில ரொம்பவே சோர்வு அடைஞ்சிருப்போம் இல்லங்களா? ஒரு பயத்திலேயே வந்து இருந்திருப்போம். ஐயோ நமக்கு, நம்ம பக்கத்து தெருவுலலாம் கொரோனா வந்துருச்சு நமக்கு எப்போ வெளிலேயும் போக முடியாது, நம்மளுடைய நண்பர்களையும் கொ பார்க்கவும் முடியாது நேரில, அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சில காணொளிகள் வந்துட்டு நமக்கு ரொம்பவே சிரிப்பூட்டுற வகையாவே இருக்கும், அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில கொரோனாவ வச்சே வந்து நிறைய அந்த சிரிப்பூட்டுற வகையில நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இல்லங்களா?
நிச்சயமா. <chuckles> ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. அதுவும் தலைவர் பார்த்திங்கன்னா, கொரோனாவே பார்க்க மாட்டாரு அந்த அளவுக்கு கொரோனாவை கலாய்ச்சு அமுச்சி உட்டுருவாரு, அந்த கொரோனா காலத்தில வந்து பாஸ்னா பாஸ் ஆவாதவங்களா பாஸா இருக்கட்டும் கொழ, சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையை வந்து பார்த்துட்டா இருங்க மேடம் என் குழந்தை தூங்குது அப்படின்ட்டு அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ்ன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவ்வளோ கொட்டி வந்து அந்த மனிதன் வந்து போட்டிருப்பாரு அந்த இடத்துல. அதேபோல எனக்கு இன்னொரு பிடிச்ச ஆளு வி.ஜே சித்து அவர தெரியாத ஆளே இல்ல தான் நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு நான், அந்த மனுஷன் படாத கஷ்டமே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலை தேடி வந்த ஒரு இதுவா இருக்கட்டும், சொந்த ஊரு, சொந்த வீடு, சொந்த நிலம் எல்லாம் இருந்தாலும் அந்த வேலை வாய்ப்பு அந்த சினிமா துறையில ஒரு ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம், அவர வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்து நின்னுரக்குனா, இப்போ ஒரு படமே எடுக்கற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவ்வளோ அற்புதமா இருக்கும். அவர பத்தி நீங்க பாத்திருக்கீங்களா அவர பத்தி உங்களுக்கு தெரியுமா?
அத. <laughs> ஆமா. <laughs> கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப் ம். ஆ. ம். கண்டிப் கண்டிப்பாங்க அவர தெரியாம தமிழ்நாட்டில இருக்க முடியுமா? அதாவது, அ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்ப வந்து ஒரு வா வாரத்தில ஒரு 3 நாள் நாட்கள் தான் வந்து இப்போ காணொளிகள் போடுவார் இல்லங்களா? அந்த நேரத்துக்காக காத்திருக்கணும் அந்த 3 மணி அப்படின்னு சொன்னா அந்த 3 மணிக்கு வரைக்கும் அப்படியே எப்படி சொல்றது? <chuckles> நடுங்கிட்டே இருக்கும், எப்போ வர எப்போ வர வந்துருச்சா வந்துருச்சா.
நிச்சயமா, நிச்சயமா. நிச்சயமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. நானும் வந்து அந்த இயங்காத நாளும் கிடையாது. இப்போ கூட இன்னைக்கு கூட போட்ட வீடியோல கூட பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி ஏன்னா பார்க்க தான் நேரம் இல்ல, அண்ணா கண்டிப்பா நான் வந்து பார்த்துருவேன். தூங்குறதற்கு முன்னாடியே வாச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு, சிரிச்சுட்டு, அவரோட போற போக்கில பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்த வந்து அழகா அந்த கவுண்டமணி அ விவேக் சார் வந்து எப்படி ஒரு சிரிப்பிலேயே வந்து ஒரு அழகான ஒரு கருத்த பதிவிட்டு போய்டுவார், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வந்து சமூக வலைதளத்தில நிறையவே பகிரப்பட்ட ஒரு இதுவாவாவே இருக்கு. அவ்வளவு அழகா அந்த இன்ஃப்ளூயன்ஸர் ஒரு விஷயத்தை வேறு வேறு நாடுகாரர்ரா இருக்கட்டும், வேறு வேறு மக்களை பார்க்கர்தா இருக்கும் மொழி உணவு அப்படின்ட்டு ஒரு பாரபட்சம் இல்லாம தலைவர் எல்லோரையும் போட்டு தாக்குவார், எல்லாரையும் கலாய்ப்பார். ஆனா அந்த இடத்தில வந்து அவர் ஒரு பதிவு சொல்லுவார். இந்த குடி வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவேர்னஸ் பண்ணிட்டே இருப்பார், இல்ல குடிக்காத எதுக்கு நீ இது பண்ற அப்படின்ட்டு அந்த ஹெல்மெட் போட்டு போட்டுங்க வீட்டில வந்து அந்த பணத்தை கொடுங்க அம்மா, அப்பாவ பார்த்துக்ங்க, அதுக்கப்புறம் அந்த புத்தகம் இது படிக்கிறதுலாம் வந்து ரொம்ப இதுவா இருக்கும், அந்த UPSC தேர்வெல்லாம் வந்து படிக்கிறவங்கலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பாங்க, அந்த ஒரு சின்ன, சின்ன உதாரணம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மனசுல வந்து ஆழமா பதியிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காமெடிலயே வந்து மனிதன் வந்து போட்டு பண்ணுவார் தான் நான் சொல்லுவேன்.
கண்டிப்பா. <laughs> ம். <laughs> ம். கண்டிப்பா. ம்.

நான்லாம் என்னன்னா அவங்க போட்ட உடனே வந்து அந்த அந்த காணொளிய <chuckles> பார்த்துரணும்னு நினைச்சிருவேன். ஏன்னா, எப்ப வேணா அத வந்து அந்த சேனல் வந்து தூக்கலாம். இல்லைங்களா? அவ்வளவு <chuckles> அவ்வளவு அழுத்தம் வந்திருக்கு. ம், சொல்லுங்கங்க.
ஆமாமா. நிச்சயமா, நிச்சயமா! நியூஸ் சேனல்ல இப்ப ஆமா கண்டிப்பா, இப்ப வந்து ஒரு 1 வாரத்துக்கு மு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு விஷயம் அத போட்டு, அந்த பரிதாபம் சேனல் நியூஸ்ல வந்து அந்த இதுவ வந்து கால்நொடிய நீக்கணும். அப்படிலாம் சொல்ல ஏன் நீக்கணும்? எதுக்கு நீக்கணும்? <chuckles> இவங்க போடறது நல்லாதானே இருக்கு. காமெடி போற போக்குல வந்து பார்த்தீங்கன்னா காமெடி இருந்தாலும் அந்த சமூகத்தில இப்ப நடக்கக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்க விஷயமும் தான அவங்க போடுறாங்க? அப்படி இருக்க பட்சத்தில அவங்க பண்ணுறது முற்றிலும் சரிதான் நான் சொல்லுவேன்.
<laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சமூகத்தில என்ன நடக்குது. நம்ம அரசியல் சார்ந்தா இருக்கட்டும். நம்ம நமக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த, வெளில கொண்டு வருவதோட முக்கியமான புள்ளிகள் யார்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒன்னு வந்து இந்த மாதிரி இணையதளம், இன்னொன்னு வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா அவங்களோட கருத்து கருத்துக்கள வந்து வெளில சொல்லக்கூடிய உரிமை வந்து எல்லோருக்குமே இருக்கு. உங்களுக்கும் இருக்கு. எனக்கும் இருக்கு. இல்லைங்களா? அ அந்த மாதிரி பரிதாபங்கள்லயா இருக்கட்டும், இல்ல இப்ப வந்து சில பாடல்கள் கூட பாட முடியாதுன்னு சொல்லி 'விஜே சித்து' அவங்களோட இதிலயும் சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து பொதுவான ஒரு விஷயம்.
ஆமா காப்பி ரைட்ஸ்ன்னுட்டு ஒரு விஷயம் வந்துரும். அப்படின்னுட்டு, அவங்களே நிறைய பாட்டு வந்து இப்ப முன்னாடிலாம் நிறைய விஷயம் சேர்த்துருந்தாங்க. ஆனா இப்ப சமீப காலமா வந்து அந்த பாட்ட ஹம்மிங் பண்ணாலும் சரி, அந்த பாட்டு பாடலனாலும் சரி, <chuckles> அவரே சொல்லிடுறாரு "டே காப்பி ரைட் இஷ்யூ போடுருவாங்கடா! கம்முனு இருந்துர்டா" அப்படின்ட்டு. <chuckles>
கண்டிப்பா. ம். <laughs> அது நம்மளுடைய ஒரு கருத்து சுதந்திரத்த வந்து பறிக்கிற மாதிரி தான் இருக்கு. அத பத்தி நம்ம இன்னுமே கொஞ்சம் கவனமா சிந்திச்சு, அதுக்கு தேவையான முடிவுகள வந்து அரசும் எடுக்கணும்ன்னு தான் நானுமே நினைக்கிறேன்.
நிச்சயமா! நிச்சயமா! ஏன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பலவிதம் இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சினிமா பாடலுக்கு, இப்ப வரைக்கும் நிலமாறவங்களும் இருக்காங்க. ஆனா கேட்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிப்பாங்க, ஆனா இப்ப இவ்ளோ தைரியமா, முன்னேறி, நிறைய விஷயங்கள் சமூகத்துக்கு கருத்தும் சரி, அது காமெடி ஒட்டு வியத்துலயும். அத எப்படி வந்து மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்ட்டு, நிறைய இப்ப நம்ம சொன்ன சேனல்க்காக சொன்னனா மக்களா இருக்கட்டும். அழகா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து பகிர்றாங்கன்னு தான் நான் சொல்வேன் இப்ப வரைக்கும்.
ஏன்னா, அரசு ம். கண்டிப்பா.